கண்டிப்பா. அத பத்தி எனக்கு சொல்லுங்க. அத கேக்கணும்னு தான் நானும் ஆவலுடன் இருக்கேன். சொல்லுங்க.
ஆ. ஆ. இந்த படம் வந்து இந்த படம் பேரு வந்து "சுமை தாங்கி." சரிங்களா. இது வந்து 1962ஆம் ஆண்டு, அ வெளிவந்தது. ஆ. அதுல, நடித் நடித்து நடித்தவர் பார்த்தீங்கன்னா, முத்துராமன், ஜெமினி கணேசன் மற்றும் தேவிகா.
ம்.
சரிங்களா?
அப்பா! என்னங்க இவ்வளோ ஞாபகம் வச்சு சொல்றீங்க, வருஷம் உட்பட சொல்றீங்க! நான்லாம் ஒரு பாட்டு கேட்டாலே, நான் என்ன பண்ணுவேன் எந்த படமா இருக்கும்? அப்டின்னு யோசிக்கிறேன் நானு. ஆனா, நீங்க இவ்ளோ வருஷம் கூட ஒரு துல்லியமா சொல்றீங்கணா, அப்போ அந்த பாடல் உங்களுக்கு எவ்ளோ நினைவூட்டிருக்கும். சொல்லுங்க.
இன்னும், இன்னும். <laughs> ம். ம். ஆமா. ஏன்னா, அந்த பாட பாடல் எனக்கு அவ்ளோ ஒரு தாக்கத்த ஏற்பட்டு <grunts> படுத்தியிருக்கு. அதனால தான் இது வந்து எப்போதுமே மறக்க முடியாத பாடல். அதாவது இன்னும் ஒரு 100 வருஷம் ஆனாலும், இந்த பாட்டெல்லாம் அழிவே அழியாது. சரிங்களா. ம். அ. ஆ. இது இந்த இந்த இந்த ப் படம் பார்த்தீங்கன்னா, ஆ கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இதுல வந்து, ஆ, இது பாடல் வ வரிகள எழுதியிருப்பாரு. ஆ. அதாவது நம்ளுக்கே நம்ளுக்குன்னே ஒரு ஒரு பாடல் நம்ளுக்குன்னே கவிஞர் எழுதினா எழுதின மாதிரி இருந்ததுனா எப்டி இருக்கும். அந்த அந்த எஃபெக்ட். ம்.
கண்டிப்பாங்க. பாடலுக்கு ஒரு அழிவே இல்ல, அப்டின்னு கூட சொல்லலாங்க. எழுதின மாதிரி இருக்கும். ஆமாங்க. அவுங்க கண்ணதாசன் பாடல்கள் வந்து, நான் இப்ப கூட நான் கேட்டுருக்கேன். அது என்ன பார்த்தா, இந்த காலத்துக்குள்ல கூட அது பொறந்ததுங்க.
ஆமா. பொருந்தது. ஆமா. சரி. நா
பொருந்தி நமக்குன்னே எழுதின மாதிரி சில பாடல்களும் அழகா இருக்குங்க. அந்த மேரி ஒரு பாடல்கள் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும்?
வேணும். ம். ஆ, இ இந்த படத்தில நான் வந்த ஒரு பாட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. அது நான் உங்களுக்காகனா நான் பாடியே காமிக்கிறேன். ம். ம். ம்.
கண்டிப்பாங்க. கண்டிப்பா பாடுங்க நான் பாட்டு கேக்கறது எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம்ங்க. கே பாடுங்க.
ம். சரி.

சரி. இது இந்த பாட்டு ரொம்ப நன்றி. நீ உங்களோட வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி. <sniffs> ஆ இந்த பாடல் பத்தி கொஞ்சம் சொல்றதுன்னா அ என் நான் முன்ன சொன்ன மாதிரி என் வாழ்க்கையில ரொம்ப ஒரு தாக்கத்த ஏற்படுத்தின ஒரு பாடல். ஆ ஆ இது ஒரு சம்பவம். இது ஒரு அ ஒரு சுமாரா 17, 18 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வச்சுக்கோங்களேன். அ அப்ப தான் எனக்கு கல்யாணம் ஆயிட்டு என்னோட முதல் பையன் வந்து பொறந்தான். <clears throat>
என்ன காரணம்? ம். சரிங்க.
ஆனா என்ன அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நெலைக்கல. அ ஏன்னா பார்த்தீங்கன்னா, அ அவன் வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்ட்.
<shushes> ஓகே ஓ. புரியுதுங்க.
சரிங்க. சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து "நானும் என்னோட மனைவியும் அப்படியே ஓ ஓடஞ்சு போய்ட்டோம்." ஏன்னா, அப்படியே வ எங் எங்களுக்கு முன்னாடியே அந்த உலகமே அப்படியே உடைஞ்சு அப்படியே கீழே விழுற மாதிரி ஒரு சூழ்நிலை. எங்களுக்கு அந்த நேரத்தில. ஏன்னா ரொம்ப எதிர் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோம். ஆ அந்த மாதிரி அ அப் அப்ப என்ன பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அ இவன வந்து நிறைய அவனுக்கு நிறைய அறு அறுவை சிகிச்சை நிறைய பண்ண வேண்டியிருந்தது அந்த நேரத்தில. ஆ எனக்கு ஆபீஸ், எங்க 2 பேருக்கும் ஆபீஸ்னு ஒழுங்கா போ முடியல. அந்த மாதிரி ஒரு ஒரு ஒரு
எனக்கு புரியுது. ஆமாங்க. ரொம்ப அவங்களுக்கு வந்து பெரியவங்க யாரும் வந்து உதவி பண்ணலையா? கூட இருந்து.
பண்ணுவாங்க பட்.
ஏன்னா குழந்தையை பார்த்துக்கணும் இல்லையே, நார்மல் குழந்தையை பார்த்துக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது கடவுள் கொடுத்த அந்த ஸ்பெஷல் ஸ்டைல்டை வந்து பார்த்துக்கிறது கண்டிப்பா யாராச்சும் ஒரு பெரியவங்க இருந்தா நல்லா இருந்துருக்கும் இல்லையா? அந்தமாதிரி யாரையும் நீங்க கூப்பிட்டு வச்சுக்கலையா?
கஷ்டம். ம். ஆமா. இருக்காங்க. இருக்காங்க. வீட்ல வீட்ல இருக்காங்க. ஆனாலும் என்ன தான் இருந்தாலும் அந்த அந்த ஒரு அப்பா, அம்மா பார்த்துக்கிற மாதிரி என்னைக்குமே வராதுங்களா. ம். சரிங்களா? அப்படி அ அப்படி வாழ்க்கை தொடங்கினது அப்படி ஒரு வாழ்க்கை என் பையனோட தொடங்கின வாழ்க்கை நிறைய அறுவை சிகிச்சை. ஆ மருத்துவமனையிலயே பாதி நேரம் நாங்க கெடப்போம். அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இருந்தது. ஆ அப்படி அப்படி ஒரு இதில பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அவனை வந்து நிறைய ம் இந்த பிசியோதெரபி ன்னு சொல்வாக. அதாவது <clears throat> அது நடக்க நடக்கிறதுக்கு பயிற்சி எல்லாம் வந்து நிறைய கொடுக்கணும். அதுக்குன்னு ஒரு ஒரு இடத்துக்கு வந்து நாங்க அழச்சுட்டு போனோம்.
அது உண்மைதாங்க.